இப்ப வந்து ஒரு ஊர்லேருந்து வந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போறோம்ன்னு வைங்க. அ அப்ப அந்த உ புது ஊர்ல வந்து நமக்கு சிலப்ப வந்து மொழி தெரியாது, ஆளுங்கள தெரியாது. அந்த மாரி நேரத்தில வந்து நீங்க வந்து எதாவது உங்களுக்கு வழி தெரியலன்னா இந்த எ த மிஸ் ஆயி போயிட்டிங்கன்னா, நீங்க எப்படி வந்து யார்ட்டயாவது வந்து அ உதவி கேட்பீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நிச்சயமா. இப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வழி தவறி போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா தைரியமா இருக்கணும். நம்பிக்கையா இருக்கணும். பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. பயந்தோம் அப்படினாலே வந்து நம்ம வந்து, இன்னும் கொஞ்சம் வந்து அ அந்த பயம் கூட கூட நமக்கு வந்து ரொம்ப குழம்பி போயிருவோம். அந்த குழப்ப நிலையில நம்ம உள்ளதும், மறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பதட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பதட்டம் வந்துருச்சுன்னா, நம்ம கண்டிப்பா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதே யோசிக்க முடியாது. இன்னும் நம்ம ஏன் நம்மளோட அட்ரச கூட நம்ம வந்து மறக்கிற நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து. ம். ஒரு குழப்ப நிலைக்கு நம்ம போயிருவோம். அப்படி ஃபர்ஸ்ட்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பயப்படாம இருக்கணும். நம்பிக்கையா நம்ம எப்படினாலும் நம்ம வந்து வீடு திரும்பிரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதாவது பக்கத்தில எதுவும் கடைகள் இருக்கிறதா? இல்ல வந்து ஏதாவது ஒரு அலுவலகம் இருக்குதா? நம்ம போன, மாறி போன இடங்கள்ல வந்து ஏதாவது நமக்கு அ ஒரு க்ளூ கெடைக்குதா? நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு ஃபர்ஸ்ட்டு தேடணும் இல்லையா?
ஆமா. உண்மைங்க. உண்மைங்க. <laughs> சரியா சொன்னீங்க. ஆ. ஹாமாங்க. ஆமாங்க. ஆ சரியா சொன்னீங்க. அ.
அப்படி தேடும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு நபர், நமக்காக வந்து அ கடவுள் வந்து குடுத்த மாதிரி ஒரு நபர் வரதா செய்வாங்க. அப்படி யாராவது நபர் வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம பேசற மொழி புரியலனா கூட இப்போலாம் வந்துட்டு அ லேங்குவேஜ் வந்து நம்ம மாத்தி நம்ம ஃபோன்லே போட்டா கூட நமக்கு வருது இல்லியா? அந்த மாதிரி கூட ஒ அ ஒருத்தவங்களை வந்து நமக்கு ஒரு 2 லாங்குவேஜ் தெரியுது, 2 மொழி தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு அவங்க ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கணும். அவங்கள்ட்ட வந்து வழி கேட்கறதாகட்டும். இல்ல, எந்த பஸ்ஸில ஏறினா எப்படி போகலாம்? இல்ல எந்த ரெயில்ல ஏறினா இந்த மாதிரி வந்து என்னோட ஊருக்கு போய் சேர முடியும்? எத்தன நாள் ஆகும்? அந்த மாதிரியான விவரங்கள்லாம் வந்து நம்ம வந்து அ அவங்கட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்பறம் அ அதுக்கான வழிமுறைகள வந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்படி போலாம். இந்த மாதிரி ஸ்டெப் வந்து எடுக்கலாம். இங்கேருந்து இந்த மாரி டிக்கெட் எடுத்து இங்க ஏறினா இந்த இடத்தில இறங்கணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு வந்து நம்ம வந்து அ அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்.
அ. <laughs> அ. சூப்பர்ங்க. அ. ஆ. ஆமா. அ. அருமைங்க! சிறப்பா சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஊரு புது ஊர்ல வந்து இந்த மாதிரி வழி தெரியாம நிக்கும் போது, நீங்க வந்து எந்த மாரி அ வயசுல இருக்குறவங்கள அணுகுவீங்க? வயசானவங்களா? இல்ல வந்து இந்த அ ஒரு பொ பொதுவாவே நம்ம பார்த்தா அந்த நடுத்தர வயசுல இருக்குறவங்களுக்கு கொஞ்சம் அனுபவங்கள்லாம் நெறைய இருக்கும். அவங்களா? இல்ல வந்து எந்த மாரி வ ஆட்கார நீங்க வந்து நீங்க ஆளுங்கள்லாம் நீங்க பாத்து கேக்கணும்னு தோணும் உங்களுக்கு?
கண்டிப்பா. வயதுன்றது வந்து ஒரு இது கிடையாது. இப்போ நம்ம வந்து அனுபவம் மிக்க உள்ளவங்க, அதாவது ஒரு ஆட்டோ ஓட்றவங்களா இருக்கலாம். இல்ல இது வந்து அங்க வந்து கடை வைத்து அவங்க பொழப்பு பார்த்துட்டு இருக்கறவங்களா இருக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஏரியாவ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்க இந்த சுற்று வட்டாரம் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கிருந்து எப்படி போலாம்ங்குறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த நிலைல நம்ம என்ன பண்ணனும்னா, அவங்ககிட்ட போய் நம்ம நிலையை சொல்லணும். நான் இப்டி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏறுனேன், நான் வந்து ஒ ஸ்டாப் மாறி இறங்கிட்டேன். எனக்கு வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து, இந்த இடத்துக்குப் போகணும் அப்டிங்கறது வந்து நம்ம அவங்ககிட்ட தெளிவா சொன்னோம் அப்டின்னா, நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அ அ ஆலோசனை வந்து நமக்கு கிடைக்கும். எப்படி போகலாம்? எந்த இடத்துல ஏறணும்? எந்த நம்பர் பஸ் ஏறணும்? அப்டிங்கிறது வந்து தெளிவா வந்து அவங்க சொல்லிருவாங்க. ஏனா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வட்டார பழக்கம் வந்து இருக்கும் இல்லியா?
ம். ஆ. ஆ. ஆ. ஆமா. ஆ. ஆ. <laughs> ஆ. ஆமாங்க. ஆமாங்க. அ சரியா சொன்னீங்க. அதாவது அந்த ஊர பத்தி தெரியும், ஆனா வந்து உங்களுக்கு அந்த பாஷையே தெரியலேன்னா வந்து, அ நீங்க இந்த உடல் மொழி அப்டின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கேட்டு எப்பயாவது அனுபவம் இருந்திருக்குதா உங்களுக்கு?
இல்ல. அப்டி அனுபவம் எனக்கு இல்ல. உடல் மொழி கேட்ட அனுபவம் இல்ல. ஆனா வந்து, அப்டி <chuckles> ஒரு பட திரைப்பட அ காமெடி வந்து எனக்கு ஞாபகம் வருது. அ ஒரு ரஜினி படத்தில வந்து வரும் பார்த்தீங்களா, அவர் வந்து மல ஒரு மலையாள இடத்தில போய் மாட்டிக்குவாரு. அந்த மொழியை அவருக்கு பேச தெரியாம. <chuckles>
ஆ. <chuckles> சொல்லுங்க. ஆ. ஆமாமா "இருக்கி பிடிச்சு ஒரு உம்மா தரும்" அதானே!
ஆ! அதுதான், அதுதான். அது வந்து எனக்கு நினைவுக்கு வருது. கண்டிப்பா அந்த மாதிரி மொழிகள் தெரியாம ஏதாவது 1 செய்கைகள்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி தான் போய் மாட்டிக்குவோம். தப்பா அது வந்து அந்த விஷயம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. <chuckles>
<laughs> ஆ, நல்லா சொன்னீங்க போங்க.
ஒரு பட்டின்னு சொல்லி நல்லா திட்டு வாங்குவாரு, அடி வாங்குவாரு. அந்த காமெடி வந்து எனக்கு நினைவுக்கு வந்துட்டு போது. <chuckles>
நல்லா இருக்கு நீங்க சொன்னது. ம்.
பட்டினா நாய்ங்கிறது தெரியாம, அந்த மொழி, மொழிய பொறுத்தளவுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது அந்த மொழில வந்து நமக்கு அறிவு இருந்தா தான் <chuckles> அத பத்தி அந்த மொழிய பத்தி நம்ம பேச முடியும் இல்லையா? நம்ம அந்த மொழிய பத்தின அறிவு இல்லாம, ஒருத்தர முழுசா நம்பி, அவங்க சொல்றத கேட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அ அதுக்கான பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும்.
ஆமாங்க. <laughs> ஆ சரியா சொன்னீங்க. அதுவும் வந்து நீங்க சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் இந்த இடத்தில நான் சொல்லி தான் ஆவணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தமிழ்நாட்ட சேர்ந்தவ, என்னோட கணவர் வந்து கேரளா மாநிலத்த சேர்ந்தவரு. அப் சர்
ஓ! அப்போ உங்களுக்குள்ள அந்த மொழி வேறுபாடுகள் ஏற்கனவே வந்து, இந்த ஒரு அதிகமா இருக்கும் இல்லையா? எப்டி சமாளிக்கிறீங்க? <chuckles>
ஆமாங்க. மொழி வேறுபாடுகள், <chuckles> அது இருந்துச்சு. ஆனா வந்து அதான் சொல்லுவேன், நான் என்கிட்ட யார் கேட்டாலுமே சொல்லுவேன். "நான் ரொம்ப இஷ்டப்பட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால நான் படிச்சுட்டேன். நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவர விரும்பிட்டேன். அதனால வந்து அவருக்காக கஷ்டப்பட்டு அந்த மொழிய நான் படிச்சுட்டேன் இப்போ." அப்டிங்கிறத நான் எப்பவுமே பெருமையா சொல்லிக்குவேன்.
ஓ! படிச்சு படிச்சுட்டீங்க. அந்த மொழியவே இப்போ படிச்சுட்டீங்களா?
ஆ ஆமா. இப்ப நம்ம வந்து குழந்தைங்கலாம் வளர்த்தாவணும். நம்ம வேற என்ன பண்ண? இப்ப வந்து நம்ம மிருகங்களா அதாச்சும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. 1 சமூகத்துல வந்து நம்ம வந்து வாழணும் அப்பிடின்னா, அவுங்களுடைய பாஷைய நம்ம படிச்சு தானே ஆவணும். அந்த மாரி கட்டாயத்தில படிச்சிட்டேங்க. <inhales> அ அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து நீங்க இந்த பு புதிய ஊருக்கு போறீங்க. இந்த மாதிரி நாடு விட்டு நாடு போகும்போதுm இப்ப நிறைய பேர் வந்து இந்த கல்ஃப் நாடுக்கெல்லாம் போறாங்க. அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வழிய வந்து தவறி போய்ட்டாங்கன்னா, கேட்கிறதுக்கு வந்து 1 அச்சம் இருக்கும் அவுங்க மனசில. ஆ.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. நிச்சயமாம். இது மாதிரி 1 சம்பவம் வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வருது. அ என்னோட நண்பர் ஒருத்தர் தான். என்ன பண்ணாரு அப்பிடின்னா, அ ஒரு ஒரு அது வந்து துபாயிலருந்து அவரு இங்க வர்றதுக்கு 2 விமானம் மாறி வரணும் போல இருக்கு.
சொல்லுங்க. ஓஹோ! ஆ.
அப்ப என்ன ஆயிருக்கு 1 விமானம் வந்து சரியா ஏறி இறங்கிட்டாரு. அந்த இறங்குன இடத்துலருந்து அடுத்த விமானம் ஏர் ஏ ஏற ஏறாம விட்டுட்டாரா! இல்ல மிஸ் பண்ணிட்டாரா எண்ணங்கிறது எங்களுக்கு தெரியல. அவரு வந்து கான்டாக்ட் டும் பண்ண முடியல அவர் ஆனா கிளம்பிட்டாருங்கிறது எங்களுக்கு நிச்சயமா தெரியும். 1 விமானம் வந்து செக்கின் ஆயிட்டாரு. ஏறிட்டாருங்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன ஆச்சு அப்பிடின்னா இந்த இடப்பட்ட ஏர்போர்ட்டில வந்து, அவர் மிஸ் பண்ணனால, அ அவர் வ வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? அந்த ஃபோனெல்லாம் வந்து அலோவ் பண்ண முடியாது, அப்பிடின்றமாரி இருக்கும் இல்லயா? அப்போ வந்து அவரு என்ன பண்ணியிருக்காரு, அந்த விமானத்த மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணவரு அடுத்த டிக்கெட் போட ட்ரை பண்ணியிருக்காரு. கிடைக்கவே இல்ல போல இருக்கு.
ஆ. ஆ. ஆ. ஓஹோ! ஆ. ஆமா. ஆமா. ஐயோ! ஆ ஆஹா! அப்ப என்னபண்ணாரு?
அடுத்த விமானம், அதுவும் வந்து அடுத்த நாள் தான் இருக்குதாம். அங்க இருந்து மாறுறதுக்கு.
ஓ! அப்ப அதுவரைக்கும் அவரு எப்படி வந்து எல்லாம் ஆ சொ
ஆ அதுதான். அதுவரைக்கும் வந்து அவங்க வந்து கான்டேக்ட் பண்ணி இங்க சொல்லவும் முடியல. அ இந்த அந்த தகவலை வந்து அவங்க குடும்பத்தில வந்து தெரிவிக்கவும் முடியல. அவங்க குடும்பம் வந்து என்னோட நண்பர்ன்றதுனால வந்து ரொம்ப வந்து, எ என்ட்ட சொல்லி அந்த பொண்ணுலாம் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா. "என்னோட கணவர் கெளம்பி வந்து 2 நாள் ஆகுது. இன்னும் வந்து, வந்து சேரல" அப்படீன்னு சொல்லி ரொம்ப வந்து 2 நாளுக்கு அப்பறமா, அ 3ஆம் நாள் காலைல தான் வந்து, அவர் வந்து இங்க வந்தாரு. அடுத்த ஒரு அந்த விமானம் கெடைச்சு அவரு வர்றதுக்கு, அவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு. இதில வந்து, இந்த இந்த இடப்பட்ட நேரத்துல வந்து, அவரால இந்த விஷயத்தை கூட வந்து கன்வே பண்ண முடியல. அவங்க குடும்பத்திட்ட.
அ. அ. ஆமா. ஆ. ம். சரி. ஆமாங்க. அதாவது, நம்ம எப்புடி இருகோங்கிறது, நம்மளால தெரிவிக்க முடியலங்குற ஒரு கஷ்டம் அவருக்கும், இவரு எப்படி இருக்கார்ன்னு தெரியாம இருக்குற ஒரு அ கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அவங்க மனைவிக்கும் ஏற்படுது இல்லையா?
ஏன்னா வந்து ஆமா. விபத்துகள் நெறையா நடக்குது இல்லையா? அவங்க என்ன நெனைச்சு பயந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "ஐயோ போச்சு! இவரின்னும் வந்து இந்த நேரத்தில வர வேண்டியவரு, இன்னும் 2 நாள் ஆகப்போகுது, இன்னும் வந்து வரலயே." அப்படீங்கிற ஒரு இதில, அவங்க குழந்தையும் கை குழந்தையும் வச்சுட்டு ரொம்ப பயந்து, அழுக ஆரம்பிச்சு, போய் காவல்துறைல கம்ப்ளைண்ட்லாம் வேற பண்ணீட்டாங்க. போய் பண்ணீட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அப்படி பண்ணம்போது தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது, "இந்த மாதிரி வந்து 1ஸ்டு ஃபிளைட் வந்து செக்கின் பண்ணீட்டாரு. 2வது அந்த ஏர்போர்ட்லருந்து தான் அவர் வந்து மிஸ் ஆயிருக்காரு." அப்படீங்கிற மாதிரி தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து இவரு என்னா பண்ணீருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் அந்த அங்க உள்ள காவல் நிலையத்தில போயி, எதாவது சொல்லி, இந்த மாதிரி வந்து கன்வே பண்ணிருந்திருக்கலாம். அந்த மெசேஜ இவரு வந்து சொல்லியிருந்தா, இவங்க குடும்பம் வந்து கொஞ்சம் அ நிம்மதியா, சரி அடுத் ம்.
ஆமாங்க. அ. ஓ! ஹாமா. ஆ. ஆ. ஆமாங்க. ஆறுதல் அடஞ்சிருப்பாங்க. "அப்ப சரி பத்திரமா இருக்குறாரு" அப்டீன்னு நெனைச்சிட்டு இருந்திருப்பாங்க, இல்லையா?
ஆமா. அந்த ஒரு இத அவரு பண்ணல. அவரு அந்த நேரத்தில என்ன பண்ணாரு, அவரோட மனநிலை எப்படி இருந்துதுன்னு தெர்லல்ல. ஏன்னா வந்து ஃப்ளைட்ட மிஸ் பண்ணனால, அந்த மறுபடியும் அந்த டிக்கெட் போட்டு வரணும். அந்த ஒரு ப்ரெஷர்ல வந்து, அவரு அந்த மாரி காவல்துறை அளவுக்கு போகாம, அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்கயே வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி தங்கிட்டு, அடுத்த ஃப்ளைட்டுக்கு கெளம்பி வந்திருக்காரு. அந்த அந்த கேப் அந்த 1 நாள் வந்து, இவுங்களுக்கு ரொம்ப ஒரு அ இந்த நாளா ஆயிப்போச்சு. <chuckles>
ஆமா. ம். ஆ. அய்யய்யோ! ஆமாங்க. நெனைச்சி பார்க்கும்போது அந்த மாதிரி 1 சூழ்நிலை அதுவும் கை குழந்தைய வச்சுட்ருந்தாங்கன்னு சொன்னீங்க, இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது "ஐயோ! என் கணவர் எங்கங்கிற 1 பதட்டம் இருக்கதாங்க செய்யும்" அது மாத்தரம் இல்ல. இவருக்கா இருந்தாலுமே வந்து சில நேரம் வந்து, அங்க வந்து ஊர்ல வந்து, "நம்ம இந்த மாதிரி வந்து வழி தவறி போயிட்டோமே, நமக்கு வந்து எப்பிடி கேட்கணும்? அந்த பாஷைய வந்து நமக்கு தெரியாதே!" அப்பிடிங்கிற 1 பயம் இருந்திருக்க தான் செய்யும், இல்லயா?
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த பயம் வந்து இருந்திருக்கும். அதனால தான் வந்து அவரு என்ன பண்ணிட்டாரு அப்பிடின்னா, அவரு வந்ததும் வந்து இவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லங்க. அப்புறந்தான் நாங்க வந்து அவர்ட்ட கொஞ்சம் அவர வந்து கேட்கல நாங்க. ஏன்னா, வந் அப்ப தான் வந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர்ட்ட வந்து ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடாது அப்பிடிங்கிற 1 காரணத்தினால, "எதனால? எப்பிடி? இந்த எந்த இடத்தில வந்து நீங்க மிஸ் ஆனீங்க? ஏன் வந்து மொத ஃப்ளைட் ஏறிட்டு, 2 வது ஃப்ளைட் ஏற இவ்ளோ இது நாள் ஆச்சு?" அப்பிடின்றதெல்லாம் வந்து நாங்க எதுவுமே அவர்கிட்ட வந்து கேட்காம, அவர 1, 2 நாளைக்கு ஃப்ரீயா விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் ம் அதுக்கப்புறந்தான் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. போலீஸ் வந்து, அந்த மாதிரி விசாரணை வந்து போக ஆரம்பிச்சுருச்சு. அப்போ தான் வந்து அவர்ட்ட கேட்க ஆரம்பிச்சோம். இப்பிடி வந்து நான் போய்ட்டு 1 நாள்ல வரலன்றதுனால, இப்பிடி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டோம். அதனால வந்து இப்போ விசாரணைக்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்பிடிங்கிற மாரி வரவும் தான் அவர்ட்ட 1 1 னா கேட்க ஆரம்பிச்சோம். அப்போ தான் சொல்றாரு, இந்த மாதிரி அ "நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அங்க இறங்கி அப்போ ரூம் போட்டு தங்கி, இன்னொரு ஃப்ளைட்டு க்கான ஏற்பாடு பண்ணி வர்றதுக்கு தான் எனக்கு இப்பிடி ஆயிடுச்சு. அந்த நிலையில வந்து என்னால வந்து உங்கக்கிட்ட பகிரவும் முடியல எனக்கு இந்த மாதிரி தோணவும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம 1 குழப்ப நிலையில வந்து நான் அப்பிடி வந்து பண்ணிட்டேன்". அப்பிடிங்கிற மாதிரி அப்புறம் சொல்லி அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் லாம் வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க <chuckles>
ஆ. ஆமா. ஆ, ஆ. ஆ. அதாவது அமைதியா இரு ஆ. அ ஆ. ஆ. அ. ஆமாங்க. <laughs> அதாவது நீங்க சொல்லும்போது எனக்கு இந்த அன்பே சிவம் அ படம் இருக்குது இல்லிங்களா? அதுல மாதவன் வந்து இந்த எ மாதவனும் கமலும் வந்து இந்த நார்த் இண்டியால போய் மாட்டிக்கிட்டு, அந்த மழயில மாட்டிக்கிட்டு அவர சமாளிக்குற விஷயம், அந்த தெரியாம ஊரு தெரியாம அவர் தவிக்குறது. இது எல்லாமே என்னுடைய நினைவுக்கு வருதுங்க.
அப்டிங்களா? கண்டிப்பா! மொழியும் வந்து, அந்த ஊர்ல உள்ளதும் பேச தெர்லன்னா, அது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா, வந்து அவுங்க எறங்குனது எந்த ஊருன்னு நமக்கு தெரியாது. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு இப்போ ஜென்ரல் லாங்குவேஜான இங்லீஷ் தெரிஞ்சிருச்சு அப்படீன்னா கூட இது ஓரளவு சமாளிச்சு வந்துரலாம். அவுங்களுக்கு அதுவும் தெரியலன்ற பச்சத்துல, ரொம்ப அவுங்களுக்கு சிரமம் தான். ஏன்னா, வந்து அடுத்த விமானமும் வந்து அவுங்களுக்கு கெடைக்கல. அடுத்த நாள் தான் கெடச்சிருக்கு.
ஆமாங்க. ஆ. ஆ. ஆமா. ஆ சரியா, சொன்னீ ஓ! ஆமா, ஆமா புரியுது. அது இப்போ அதே மாரி வந்து நம்மளுமே வந்து வேற ஊருக்கு போம்போது, நம்ம நாட்டுலேருந்து வந்து அவங்க ஊருக்கு போகும்போது நம்ம என்னமோ வந்து, இந்த மாரி ஏதோ ஒரு பெரிய, ஏதோ மிருகம் வந்த மாதிரி சிலநேரம் பாப்பாங்க. அவுங்க கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு அதான நம்ப எப்படி அவுங்கள அணுகணும்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
ம். <chuckles> அது வந்து அவுங்களுக்கு வந்து நம்ம நம்மள பார்க்க புதுசா தெரியும். நம்மளுக்குமே இப்ப வந்து சோ இப்ப ஃபாரினர்ஸ்லாம் நம்ம ஊருக்கு வராங்க. சுத்திப் பார்க்க வராங்க. சுற்றுலா தலத்துக்கு வந்து பார்க்க வராங்க அப்பிடின்னா, நம்மளே வந்து அவுங்கள ஆச்சரியமா தான் பார்ப்போம். அது நான் வந்து அனுபவப்பட்டுருக்கேன். நான் நிறைய முற வந்து அ குழந்தையா இருக்கும்போது, எங்களுக்கு வந்து மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து அதிகமா வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், அத வந்து, அ அத வந்து ரசிச்சு பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்பிடி வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடிக்கடி அந்த பக்கம் அந்த கோவில் சைடு வந்து போற, அ இது உண்டு. அப்பிடி பார்க்கும்போது, நான் ஆச்சரியப்படுவேன். ஒரு, ஒரு ஒரு சிலர்ட்ட போய் கை குடுத்து அந்த குழந்தையா இருக்கும்போது போய் கை கொடுத்து அவங்கட்ட ஹாய்! சொல்றது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நானுமே பண்ணியிருக்கேன்.
ஆ. <chuckles> ஆ. கண்டிப்பா. ஆ. ஆ. ஆ. <chuckles> ஆ. நல்லது. அருமை சிறப்பா சொன்னீங்க. அதாவது வந்து, அவுங்கள பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சின்ன குழந்தைய அவுங்க வ நீங்க வந்து ஒரு அச்சம் இல்லாம, ஒரு பயம் இல்லாம நீங்க தைரியமா போயிட்டு, அவுங்களுடைய கலாச்சாரம் எப்பிடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அந்த சின்ன வயதிலே உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா!
நிச்சயமா.
ஆ. நல்ல விஷயங்க. அதாவது அது அந்த புது ஊர்ல வந்து இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வந்து தவறி போயிட்டாகூட, அது எப்பிடி வந்து நம்ம கேட்டு புரிஞ்சு போகணுங்கிறத வந்து நல்லா வந்து உண்மையிலேயே, அதுவும் உங்களுடைய தோழியோட விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா! அவருடைய கணவர் எப்பிடி வந்து ஒரு ஒரு நாள் வந்து இல்லாமல அது இது, இது தாமசம் ஆயிடு, தாமதம் ஆயிடுச்சு. அதனால வந்து அவுங்க எப்பிடி வந்து பதட்டப்பட்டாங்க. இது எல்லாமே வந்து நீங்க உண்மையிலயே நீங்க பகிர்ந்துக்கிட்டது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு உங்களுடைய அனுபவத்த நான் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க. மிக்க நன்றி.
<chuckles> மகிழ்ச்சி. நன்றி.